இன்றைய காலகட்டத்துல வந்து அ நம்ம நிறைய இணையதளம் மூலமா பார்க்குறோம். நிறைய சமூக ஊடகங்கள பயன்படுத்துறோம். நம்மளும் இல்லை, நம்மளுடைய இளைய தலைமுறைகளும் சரி நமக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்களும் சரி. ஸோ, அதை பார்த்து அதனால நம்மளுடைய உடைகள்ல எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு? அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
கண்டிப்பா. சமூக ஊடுதளத்தை ஊடக ஊடகம் உபயோகப்படுத்தாத யாருமே இன்னய தேதிக்கு இல்ல. அ முந்தைய த தலைமுறைகளை தவிர. அ ஒ இன்றைய தலைமுறைகள் என்னன்னா, ஒரு இரு அவங்க வந்து இதை தன்னோட பொழுதுபோக்கு இதுக்காக உபயோகப்படுத்துறாங்க. அதுபோக அ ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, அதுல அ உடைகளும் வந்து வருது. உதாரணத்துக்கு என்னென்ன உடைகள் இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு. அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்கா இருக்கட்டும். அதை பார்த்து அவங்க அதுக்கேத்த மாரி எத எதை அவங்களோட வாழ்க்கையோடு அதை புகுத்தி பார்க்க முடியுமோ, அதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க.
ஆமா. ம், ம். ம், ம்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ம். ம், ம். அதனால எதுவும் பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாரம்பரியமா நம்ம அணிஞ்சுட்டு வந்த உடைகள் வந்து, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம தாத்தா, பாட்டிங்கலாம் எந்த மாதிரி உடைகள் நாகரிகமா அழி அணிஞ்சிருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நாகரிகம்ன்ற பேரில ஒரு சில பேரோட உடைகள் வந்து, அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து தென்படுது சமூக ஊடகங்கள்ல, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இப்ப அதாவது நம்ம இது எப்படின்னா, இந்த அ ப ஒரு கடை மாரி தான். கடைகள்ல பலவகைப்பட்ட பழங்களும் இருக்கும். நமக்கு தேவையான பழத்தை மட்டும் தான் நாம வாங்கிட்டு போகணுங்கிற மாரி தான். அ இப்ப பொதுவா உள்ள மக்களை ஒரு அ மெஜாரிட்டியா உள்ள மக்கள பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ சமூக சமூக சிந்தனையோட எது நல்லதுங்கிறத பார்த்துதான் உடைகள்ல வந்து தேவையான அளவுக்கு மாற்றத்த தான் எடுக்கிற மாதிரி, அதில இ காட்டக்கூடிய உடைகள்ல இருந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப அ ஒரு ஆணா இருந்தோம்னா, இப்ப நம்ம இன்னைய தேதிக்கு எந்த ஒரு சட்டை வந்து நல்ல பிரபலமா இருக்கு, உதாரணத்துக்கு இப்ப ஒரு டீஷர்ட் வந்து இந்த அ பாக்ஸி டைப் அப்படின்னு ஒரு அ மே உ ஒரு மேல போடக்கூடிய டீ ஷர்ட் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு, இன்றைய தேதியில இளைஞர்களோட. ஆமா அது வந்து
ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம், ம், ம், ம். ஆமா. ஆமா, ஆமா. வி இணையதளத்தில வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து, அ அந்த புரமோஷன் குடுப்பாங்க இல்லையா? ஒரு சில பிராண்ட் ஆன துணி வகைகளுக்கு அவங்க வந்து இது இப்படி இருக்கு, நல்லா இருக்கு. காஸ்ட் வைஸ்ஸா கம்மியா இருக்குன்ற மாரி சொல்றாங்க இல்லையா?
ஆமா. ஆமா. அது வந்து எ இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பண்றதில்ல. அ ஏன் நீங்க விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா, அது பெரிய நடிகர்கள் மொதக்கொண்டு சினிமா நடிகர்கள் மொதக்கொண்டு வந்து, விளம்பரத்த விளம்பரப்படுத்துறாங்க. உடைகளப் பத்தி. அந்த அந்த உ அந்த, அவுங்க போடக்கூடிய விளம்பரம் வந்து சமூக வலைதளங்களிலும் பரப்பப்படுது. அதனால, Youtube, இல்ல ஸ் Instagram, Twitter இந்தமாரி சமூக செயலி ஊடக செயலிகள்ல இருக்கிறவங்க வந்து, அத பார்த்தவுனே அவுங்களும் வந்து அத பார்த்து ஓ! இது நல்லாயிருக்கே! இத போய் இந்தமாரி ஒரு சட்டை நம்மளும் எடுத்துக்கலாம். பகத் பாசில் போட்ருக்காரு. உதாரணத்துக்கு. இல்ல இப்ப வந்த படங்கள்ல இவரு, அ நாகார்ஜுனா வந்து வயசானாலும் அவருக்கேத்தமாரி ஒரு நல்ல டிரெஸ் போட்டிருந்தாரு. ஒயிட்டுங்க பர்ப்புள் கலர் கோட்டு, அப்பிடின் சொல்லி பார்த்தா, அவுங்க மாறுதல கொண்டு வராங்க. அவுங்க உடை, நடை இருக்குல.
ம். ம், ம், ம். ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம். <laughs> ஆ, ஆமா, ஆமா. ம்ஹ்ம், ம். ம், ம். கரெக்ட்டா சொல்றீங்க. அத பார்த்துட்டு இவுங்க எல்லாமே அதுக்கு ஏத்த அதோட தாக்கம் வந்து இப்ப இருக்கிற அந்த மக்கள்கிட்டே இருக்கு. அப்பிடின்னு சொல்றீங்க. இல்லயா?
ஆமா. அது அதாவது அ சமூக ஊடக ஊடகத்த பயன்படுத்துறவங்கதான் அத அதிகமா யோசிக்கிறாங்க. இப்ப சில பேரு இருப்பாங்க, அதாவது, அத வந்து உபயோகப்படுத்தாதவங்க. இன்னொருத்தங்க வந்து அத பார்த்தாலும், அதிலருந்து அதிகமா எடுத்துக்கிட மாட்டாங்க. இத அதிகமா எடுத்துக்கிறவங்க யாருன்னா, இளைய ச தலைமுலையினர் தலைமுறையினர். அதாவது, ஒரு 18 அ 15 வயதிலேருந்து, 27 வயது வரைக்குள்ள இளைஞர்கள் வந்து இத பாத்து அதிகமா வந்து, அவுங்க வந்து ஆமா. அதுக்கு என்ன காரணனா, அவுங்க வந்து அதுவரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. இளைஞர், இளைஞிங்கிற ஒரு அந்தஸ்தில சமூக அந்தஸ்தில. அதனால அவுங்களுக்கு உடை அதிகாரம், உடைய சு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அடுத்தவங்களுக்கு கேட்டுதான் செய்யணுங்கிற ஒரு நிலை இருக்காது.
அ. இ ம், ம். ம், ம். ஆமா, ஆமா, ஆ, ஆ. ம். ஈர்க்கப்படுறாங்க. ம், ம். ம், ம், ஆமா, ஆ. ம், ம், ம். ஆமா. நீங்க சொல்றதும் சரிதான். அ இப்போ வந்து அ இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டியா இருக்க அந்த உடைகள்ல போட்டா, அது வந்து நமக்கு ந சமுதாயத்தில நல்ல அந்தஸ்த தருது அப்பிடின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வந்து இன்றைய இளைஞர்கள்கிட்ட இருக்கு, அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு தா தாட் இருக்கு. அது அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
அ அதாவது இளைஞர்கள் வந்து, இந்த காலம்னு இல்ல, இப்ப அ இதுக்கு மு 20 வருட முன்னால போய் பாத்தீங்கனாலும், அவுங்க அந்தந்த காலத்தில, அந்த இ இளைஞர்கள். அதாவது அந்த நான் சொன்ன 17 வயதிலேருந்து 29 வயது வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவுங்க எப்பயுமே வந்து, எது வந்து அன்றைய தேதியில ரொம்ப பிரபலமான உடையோ, அதை போடுவாங்க. இன்னைக் அ ஏன்னா அவுங்களோடுக் அவுங்களோட அந்த அந்த வயதே அப்படித்தான் அவங்கள செய்யச் செய்யும். அதில ஒண்ணும் குறை கூறுறதுக்கு இல்ல. ஆனா இன்றைய வந்து சமூக ஊடகங்கள் மு வந்ததுனால இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இப்ப அ உடை வாங்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. முந்தி பாத்தீங்கன்னா, ஒரு தீபாவளி, பொங்கல்னு வாங்குவாங்க. இப்ப அப்படி இல்ல. நினச்சா போய்ட்டு உடை வாங்கிக்கலாம். அ வீட்டிலருந்தே மோ கைபேசி மூலம், இணையதளம் மூலமா உடைகளை ஆடர பண்ணி வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சம் ம்.
ம், ம். ம், ம். ம். ம், ம். ம், ம். ம். இதனால வந்து இந்த இணையதளம் மூலமா வாங்குறதுனால, நெறைய அந்த சிறு வியாபாரிகள், நம்மள நம்பி கடை வச்சிருக்க அந்த ஜவுளி வியாபாரிகள், அவங்களுடைய அந்த தொழில்லாம் வந்து பாதிப்பு அடையுது. அப்படின்டு ஒரு கருத்து இருக்கு இல்லையா?
ஆமா, அது வந்து, வியாபாரங்கள் வந்து எல்லாமே மாறத்தான் செய்யும். காலத்துக்கு ஏத்த மாரி. அ வி அதாவது வணிகம் நடத்துறவங்களுக்குள்ள பெரிய ஒரு அ தொழிலோட அ சாபக்கேடே வந்து, அந்த நிலவரம் வந்து வ வணிகங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த தலைமுறைக்கு ஏத்த மாரி 10 வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை அந்த வணிகத்தோட அ விதம் வந்து மாறும். அதுக்கேத்த மாதிரி அவுங்க தங்களை மாத்திக்கணும். இல்லாட்டினா, அ சிறு நிறுவனங்களோ, பெரிய நிறுவனங்களோ, அவுங்க வந்து அந்த துறையை விட்டு நீக்கப்படுவார்கள். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாரி, சமூக ஊடகதளங்கள்ல உள்ள வ விளம்பரங்களையும் அதில வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்ர்களையும் பாத்து நெறைய உடைகள், அ சாய்ஸ்கள் வந்து மக்கள்
<laughs> ஆமா, ஆமா. ம், ம், ம். ம், ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்.
எடுத்துக்குறாங்க. ஆனா அதில நல்லத, ஒரு சமூகத்தில மதிக்கத்தக்க உடைகள தேர்ந்தெடுக்கணும். சில இதை பாத்தீங்கன்னா ஆ சில ந இன்ஃபுலுயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வ அருவருக்கத்தக்க உடைகள எல்லாம் போட்டு அதை பொ வந்து புரமோட் பன்றாங்க.
ம் ம். ம். ம்ஹ்ஹும். இதில வந்து இப்போ, அ நம்மளுடைய சொந்த விருப்பம் குறைஞ்சு, மத்தவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கிற மாதிரி, இது ஆயிருது இல்லையா? ஏன்னா நமக்குன்றது தெரியும். நமக்கு "என்ன மாதிரி உடைகள் போட்டா நமக்கு நல்லாருக்கும்!" அப்டின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். ஆனா, மத்தவங்க போடும்போது அது "நல்லாயிருக்கே" அப்டின்னு சொல்ட்டு, அந்த துணி நல்லாருக்குன்னு நம்ம போட்டுக்கிறோமோ போ ந ஒழிய, "அது நமக்கு நல்லாயிருக்கா" அப்படின்னு வந்து இப்போ பாக்குறது கிடையாது, அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து.
ஆமா. ஆமா. அது வந்து அ அது வந்து நீங்க இணையதளத்தில ப்ப மூலமா வா நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த துணியோட தரத்தை த பார்த்து வாங்க முடியாது. அது அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா கடையில போய் பாத்திங் பாத்து வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த சமூக ஊடுதளங்கள்ள வர அ அதிகபட்ச பாத்தீங்கன்னா, ஒரு 70% அ விளம்பரங்கள பாத்தீங்கன்னா, அது இணையதளம் மூலம் வாங்குறதா இருக்கும். அதனால நமக்கு அது தரத்தை சரியா அ பரிசோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல் இருக்காது அதுல.
இல்ல, அது ஆ. ம்ஹ்ம். ம், ம். ம். ம். ஆமா, ஆமா. அதனால நம்பி ஏமாந்தறது கூட.
ஆமா. ஆமா. நம்பி ஏமாந்துறோங்கிறத விட, அந்த உடை அணியிற அமை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அ ஜீன்ஸ் போடுவாங்க. ஜீன்ஸ்ல வந்து இந்த கிழிசல் உள்ள ஜீன்ஸ பத்தி சில பேரு இன்ஃப்ளூயர்ஸோ இல்ல ஒரு வெளம்பரமோ இருக்கும், ப்ரமோட் பண்ணீருப்பாங்க. ஆனா அதுல வந்து கிழிதல்ங்குறது 1, 2 பீஸ் இருந்தா ஓகே. சில ஜீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா அவங்களோட தொடைப்பகுதியோ, இல்ல காலோ தெரியும். அது வந்து ஒ ஒரு நல்ல ஒரு உடை மாறுதல் அல்ல.
ம்ஹ்ம். ம், ம். ஆ, ஆ, ஆ. ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க. இன்னும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விழாக்கள்ல வந்து, நம்ம பாரம்பரியமா ஒரு துணிய அணிஞ்சிருப்போம். ம ம பெண்கள்லாம் புடவை உடுத்தணும், ஆண்கள்லாம் வேஷ்டி சட்டை போடணும் அப்டின்ற மாதிரி சொல்லுவாங் அது பாக்க நல்லாருக்கும் இல்லையா? ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி பாரம்பரிய விழாக்கள்ல கூட சமூக ஊடகங்கள்ல வர அந்த ட்ரெண்டியான துணிகள போட்டுட்டு வராங்கல்லையா? அது கொஞ்சம் அருவருக்கத்தக்கதா இருக்கு இல்லையா? அத பத்தி என்ன சொல்றீங்க?
ஆமா. ஆமா. ஆமா. அது வந்து அ அ அதாது, அ அவுங்களுக்கு விருப்பப்பட்ட டு உடை அணியலாம். ஆனா, ஒரு பாரம்பரியத்த வந்து எப்பயும் மறந்துற கூடாது. அவங்க இன்னைக்கு ஒரு ஜீ பொங்கல் இருக்கு அப்டீன்னா, தமிழ்நாட்டுல அவங்க உ உடுத்தப்பட வேண்டியது அந்த வேட்டி சட்ட தான் போடணும். அதனால அ கொறஞ்சபட்சம் வந்து ஒரு 1/2 நாளாது முதல்ல அத போட்டு செய்ய வேண்டிய பழக்க வ நடைமுறைகளை செஞ்சுட்டு, மீ மீதி இருக்கிற நாள்ல அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட அ ட்ரெண்டிங்கான உடை உடுத்தனுன்னா உடுத்தலாம். அது வேற வழி இல்ல, அத தவர.
ம். ம்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ம், ம். <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் இந்த இன்னும் என்ன சொல்றாங்க, அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருஷத்துக்கே ஒரு துணி, 2 துணி, அந்த மாதிரி தான் எடுப்போம். அப்படின்ற மாதிரி முன்னாடி அ சொல்லிட்ற ஆனா இப்போ இந்த சமூக ஊடகங்களால அடிக்கடி இவங்க போடு உ விளம்பரங்களால அ நம்மளோட இந்த சேமிப்புத் தொகையெல்லாம் மோஸ்ட்லி இந்த துணிக்கே போகுது அப்படின்ற மாதிரி நெறைய கருத்து. அ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
ஆமா, ஆமா. ஆ. கண்டிப்பா. இதுல வந்து இ இந்த உடைகள் மட்டும் கெடையாது. அ உ அ ஒரு ஆணோ, பெண்ணோ, அவுங்க அந்த இளைஞர்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய அ உதாரணத்துக்கு இந்த அ தங்கமல்லாத ஆபரணங்கள் ஓ இது பெண்களுக்கு. அதுபோக செருப்புகள்ல வந்து அதிகமா செலவழிக்கிறது. ஆண்களானா ஷூஸ், அ கைக்கடிகாரங்கள், அ கண்ணாடி இந்த மாதி தொப்பி, இந்த மாதிரி விஷயங்கள்ளலாம் வந்து எல்லாமே சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்து அ அத வந்து கம்பெனி நிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்து அத வந்து பிரபலப்படுத்துறாங்க. இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல நடிகர்கள் மூலமா. அ அதனால வந்து ம உதாரணத்துக்கு விராத் கோலி வந்து அவரு poomaங்கிற ஒரு பிராண்டுக்கு வந்து அவரு அம்பாசிடரா இருந்தாரு. அப்டி இருக்கும்போது என்னன்னா அவரோட அவர வந்து சமூக வலைதளத்தில அ பின்பற்றி ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து அத வாங்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்கு வந்து எ தங்களயே அறியாம தள்ளப்பட்றாங்க. அவங்களே அறியாம அவங்க தள்ளப்பட்றாங்க. அ அதனால வந்து அது வந்து வாங்குறது தப்பு இல்ல, ஆனா நம்ம அத வந்து கடன் வாங்கி வாங்கணும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய பாத்தீங்கன்னா நெறைய பொருட்கள் வந்து மக்கள் கடன்லேயே வாங்குற மாரி நில இருக்கு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம், ம். ம். ம்ஹ்ம். ஆமா. ம். ம். ம்ஹ்ம். ம். ஆ, ஆ, ஆ. ம், ம். ஆ. ஆ, ஆ. ம். ம். <laughs> தள்ளப்படுறாங்க. ஆமா ஆமா. ஆ, ஆ, ஆ. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. மாதாந்திர தவணை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா?
ஆமா. உதா ஆமா, ஆமா. ஈவன் ஒரு அ ஒரு ட்ரெஸ் எடுக்குறதுக்கு கூட இப்ப கடன்ல வாங்குறதுக்கான வாய்ப்புள்ளது. ஆயிரவா ட்ரெஸ்ஸ கூட நீங்க 6 மாதமா மாதத்தவணைல வாங்குற மாதிரி இருக்கு. அத் அதனால அதெல்லாம் அவங்க யோசிக்கணும்.
ம். ஆ, ஆ, ஆ, ஆ. இ இப்ப இதுவரைக்கும் நீங்க சொன்னது வந்து ரொ பொதுவான கருத்து இல்லையா? இந்த சமூக வலைதளங்கள்ல வர இந்த தாக்கத்தால நீங்க எப்டி பாதிப்பு அடஞ்சிருக்கீங்க? இல்ல உங்களுடைய உடைகள்ல எதுவும் மாறுதல் இருக்குங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டியான துணிகள பாத்து நீங்களும் ஆசப்படுவீங்களா? எப்டி உங்க நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஆமா. ஆமா. ஆமா. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆனா, நம்ம எ எடுக்கும்போது நான் முன்கூட்டியே சொன்னமாரி அந்த அ ஃப்ரீ சைஸ் டீ ஷர்டுன்னு 1 அது வந்து எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு மாட ஒரு பொருளாக இருந்தது. உதாரணத்துக்கு எதனால சொல்றேன்னா, அது நம்ம அ இரு இருசக்கர வாகனத்துல போம்போது அது போட்டு போம்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அ லுக்க குடுக்கும்.
ம், ம். ம், ம், ம். ம், ம். அ. ஒரு லுக் குடுக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஆன ஒரு இது இருக்கும் இல்லயா?
ஆமா. அது ஒரு மத்த ன அ ஏற்கனவே உள்ள நடைமுறையில உள்ள டீ ஷர்ட்‌ட விட இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வைய குடுக்கும். அதனால அந்த இது வந்து என்ன வாங்க தூண்டுச்சு. ஆனா நான் என்னன்னா வாங்கும்போது வந்து அந்த
அ. ம், ம், ம். ம். உங்களுக்கு
பொருள வந்து சமூக வலைதளத்துல வாங்கல. நேரே அ வ இணையதளம் மூலம் வாங்கல. நேரடியா கடைகளுக்கு சென்று வாங்குனேன்.
அ. அ, அ. அது நீங்க இப்ப வாங்கும்போது அதோட விலை, அ அது உங்களுக்கு நல்லாயிருக்குமா! அப்பிடின்றதெல்லாம் நீங்க அத அங்க போயிட்டு அத பார்ப்பீங்களா? இல்ல அவுங்க வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு அப்பிடின்ற மாரி எடுத்து வாங்கியே ஆகணும், அது நல்லாயிருக்கும் போல அப்பிடின்ற மாதிரி போட்டுருவீங்களா?
இல்ல, நான் வந்து இந்த உடை விஷயத்துல வந்து, எப்பயுமே வந்து ஒரு தடவ அந்த மாதிரி வா உடை வா ஆண இணையதளம் மூலமா வாங்கி, அது வந்து ச அதோட அ இணையதளத்துல கா காட்டப்பட்ட உடைக்கும், இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. தரத்துல.
ஆஹ. ஆஹஹ!
அதனால, நான் அதுலருந்து க எல்லாமே வந்து, நேரடியா கடைகள்ல போய் தான் வாங்குவேன். உடைகள பொறுத்தவரை, அ மத்தபடி மத்த விஷயங்கள் வந்து, அதாவது எ உடைகள்ல திரும்ப அனுப்பவும் முடியாது, பத் வாங்கிட்டு இது நல்லா இல்லன்னா.
ஆ, அ, அ. ம், ம், ம். ம், ம், ம்.
அதுனால, மத்த விஷயங்கள வந்து, நான் சமூக அ இணையதளத்து மூலம்னா அங்கயே வித்துருவேன், திரும்ப குடுத்துருவேன்.
ம். ம், ம், ம். இப்போ வந்து ஆ சொல்லுங்க, சொல்லுங்க.
இப்ப, இது போக எனக்கு வந்து இந்த அ உடை மாற்றுதல்ல வந்து, இப்ப அ இந்த அ இந்த கார்கோ பேண்ட்ஸ்ன்னு ஒரு பேண்ட் இருக்கு. அது வந்து அ 2007, 8 இந்த டை இந்த நேரங்கள்ல வந்து, அது ரொம்ப பிரபலமா உ இருந்தது அப்ப.
ம். ம், ம். ம். ம், ம், ம். நீங்க பள்ளி பருவத்துல இருக்கும்போது சொல்கிறீங்களா?
இப்ப அந்த மாடல். ஆமா, கல்லூரி பருவம் அந்த நேரத்துல இருக்க இதுல. இப் இப்போ வந்து அது வந்து இ திரும்ப வந்து பிரபலமாயிருக்கு.
ஆ, ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. ம், ம்.
அது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா நான் இடையில ஒரு, இது பா YouTubeல வந்து ஒரு சின்ன வேல இது பாத்துருந்தேன். ரீல்ஸ் ஒண்ணு, அதுல வந்து அதோட வெல அத வு அத வு புது, புது அட்வர்டைஸ்மென்ட் போட்டுருந்தாங்க .அத பாத்து எனக்கு திரும்ப அந்த மொ டைப்பான அ உடைய வாங்குறதுக்கு எனக்கு ஆர்வப்பட்டு திரும்ப வாங்குனேன்.
ம், ம். ம்ஹ்ம். ஆ, அ, அ! அப்போ, அந்த கல்லூரி பருவத்துல போட்ட <chuckles> மாரியே, முயற்சி பண்ணலாம். அப்படின்னு, திரும்பவும் முயற்சி செஞ்சிருக்கீங்க இல்லியா?
ஆமா. ஆனா நம்ம உடல அதுக்கேத்த மாரி வச்சிக்கணும். உடல நம் உடல் வது வாகு நம்ம உடல சரியா அ பேணி பாதுகாத்தோனா, நம்ம எந்த வயசுல வேணாலும், எந்த டிரெஸ் வேணாலும் போடலாம்.
நல்லது, நல்லது கருத்து, கரெக்டான கருத்து இது. ஆ, அ சொல்லுங்க.
ஆமா. அதான், இது போக அ எல்லாருக்குமே வந்து இந்த சமூக ஊடகங்கிறது வந்து, உடை மாறுதல வந்து சமூகங்களை வந்து உ அவங்களோட அ உடைய தேர்ந்தெடுக்கறதுல நெறைய அ மாறுதல கொண்டு வந்திருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க இப்ப நெறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டிங்க. இந்த சமூக ஊடகங்களை பத்தி, உடை மாறுதல்களை பத்தியும். அ ரொம்ப விழிப்புணர்வு தர விஷயங்களாவும் சொன்னீங்க. உங்க கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தொடர்ந்து பேசலாம், நன்றி.
ஆமா. அ உங்களோடு பேசினது மிக்க மகிழ்ச்சி, நன்றி.